ஆமா. <smacks lips> ஆ அதேப்போல வந்துட்டு இப்போ ரெகுலரா செய்ற கேசரி இருக்குது இல்லைங்களா? அதுல வந்துட்டு அ என்ன பண்ண அப்டின்னா வந்து இந்த சம்பா ரவை இருக்கும் இல்லைங்களா? கோதும ரவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதையும் வந்துட்டு சேர்த்து அத வந்து இந்த வெள்ள ரவைக்கு பதிலாக, அந்த கோதும ரவை ஏன்னா, அந்த கோதும ரவையில வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சத்துக்கள் நிறைந்தது அப்டின்னு சொல்வாங்க. ஆமா. ஸோ வந்துட்டு ஒரு தடவ வந்து கேசரில இந்த வெள்ளை ரவை சேர்க்கறதுக்கு பதிலா, இந்த கோதும ரவைய வந்து சேர்த்து செய்யும்போது அதுல இன்னுமே வந்து ஆரோக்கியம் என்ற செல்வாக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து கிடைக்குது. அதுல ஒண்ணும் பெருசா டேஸ்ட் டிஃபரன்ஸும் வந்துட்டு இல்ல. என்னன்னா அது கொஞ்சம் கூடுதலா தண்ணீ ஊத்தி, இன்னும் கொஞ்சம் வேக விடுற மாதிரி இருக்கும். மத்தபடி ஒண்ணும்
ஆமா. ஆமாமா. ஆமா. அது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா. ம்ஹ்ம். அப்டியா? நல்லாரு நல்லாருக்குமா?

கண்டிப்பாங்க.
காய்கறி சட்னி. அதுக்கு பேரு தக்காளி சட்னி இல்ல அதுல்லையா?
ஆமா, ஆமா. காய்கறி சட்னி தான். அது நான் வெளிய வந்து சொல்றதில்ல அவங்க கண்டுபிடிச்சுடுவாங்க அப்படின்ட்டு. அதேபோல வந்துட்டு, இந்த மாவு பெசயறப்பலாம் வந்துட்டு இப்போ சப்பாத்தி மாவே செய்யும்போது இந்த பீட் ரூட்லாம் வந்து அரைச்சுட்டு, சேர்த்துட்டோம் அப்படின்னா, பிங்க் சப்பாத்தி அந்த மாதிரி வரும்.
ம். ஆ. ஆ. ஆமாமா! அதேதான். அத அதல்லாம் நெறைய பண்ணுவேன் நானுமே. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் கூட செய்யலாமா? அப்படின்னு. நேரம் குறைவா இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? ஸ்மூதியா ரெடி பண்ணி குடுத்துருவேன். காலையில ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கு. எங்களுக்கு நல்லா பசிக்காமையும் இருக்கு. அ காய்கறி சட்னி நான் நான் முயற்சி பண்ணி பார்க்கலான்ட்டுருக்கேன். உங்க கிட்ட நான் நெறைய டிப்ஸ் எடுத்துக்கணும். ரொம்ப நன்றி!
ம். உங்க கிட்ட பேசினதல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி!

அதான் அது வந்துட்டு இந்த மாம்பளம் அத்த வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து பால்ல வந்துட்டு கழந்து நல்ல ஜூஸ் மாதிரி பண்ணிட்டேன். அப்போ வந்து அத வந்துட்டு, கடைசியா வந்து எப்பயும் அ நம்ம கேசரி செய்ற மாதிரி இந்த சம்பா ரவை, அ சம்பா ரவே என்னன்னா கொஞ்சம் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் அது வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாம்பளம்- ஆ ஷேக் மாதிரி பண்ணியிருக்கேன், இல்லைங்களா? அத எடுத்து ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டுட்டா, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அத சம்பா ரவே அப்படின்ட்டு யாருக்குமே வந்து தெரில. அது ரொம்ப விரும்பி எனக்கு முக்கியமா என் குழந்தைங்க வந்து சாப்பிடணும். அதுங்க வந்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
ஆ. ம்ஹம். ஆ. ஆமா. ஆஹா. அ, இப்ப நீங்க வீட்லலாம் சாம்பார்லாம் செய்வீங்கல்ல. அதுக்கு நீங்களே சாம்பார் பொடிலாம் செய்வீங்களா, அந்த மசாலா பொருட்கள்லாம் நிறைய நாமளே வந்து வீட்ல, வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிற வழக்கங்கள்லாம், ஒரு சில குடும்பங்கள்ல இருக்கு. இந்த கெமிக்கல் கடையில வாங்குற எல்லாமே வந்து நல்லதில்ல. அதுலெல்லாம் நெறைய கலரு வந்து, ஆட்டிபிஷியல் கலர்ஸ்லாம் சேர்க்குறாங்க. நல்லதுல்ல உடம்புக்குன்னு. ஓ! நீங்க அந்த மாதிரி ஏதாவது தயார் பண்ற வழக்கம் இருக்கா?

ஆம் பொதுவாவே குழந்தைங்க இருக்கிறதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியா தான் வந்துட்டு போடுவேன். ஆ அப்டி வந்துட்டு காரம் நெறியாயிருச்சு அப்டின்னாக்க வந்து இப்போ சாம்பார்லலாம் காரம் நெறாயடுச்சுன்னா கொஞ்சமா ஆ இந்த அ நாட்டு சர்க்கர மாதிரி லைட்டா வந்துட்டு ஆட் பண்ணுவேன். சில டைம் வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு அப்டின்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து போடுவேன். ஏன்னா சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் உப்ப எடுக்கும் அப்டிங்கிற மாதிரி. அதனால வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு போடுறது உண்டுங்க. முக்கியமா வந்துட்டு இப்போ எண்ணெய் இல்லாம அ ஏன்னா இப்போ எ எல்லார பார்த்தாலுமே வந்து ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் அப்டின்னு சொல்லிட்டுருக்குறாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ. ம். ஆமாமா. உப்பு க உப்பு கட்பா கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்கிற மாதிரியும். அதே மாதிரி எண்ணெ? அந்த ரொம்ப மசாலாலாம் சேர்க்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ? அது ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்டிங்கிற மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? சுவை முக்கியம் தான். ஆனா ஆரோக்கியத்துக்கு எது நல்லது? அப்டிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க?
<smacks lips> ஆமாங்

வெண்பொங்கல் தான்.
ஒண்ணுமே இல்லாம வெறும் அ அரிசி மாத்திரம் போட்டா?
இல்ல, வெண்பொங்கல் செய்வோம்லங்க. அரிசி, பருப்பு போட்டு. அது.
என்ன பருப்பு போடுவீங்க? தெரிஞ்சு
பாசி பருப்பு போட்டு செய்வோம்ல? ஆமாமாமா. ஆ, வெண் பொங்கல் தானே சொல்வாங்க. வெண் பொங்கல் தான் நாங்க சொல்வோம். ஆ, அது வந்துட்டு பெருசா வந்துட்டு யாருக்கும் வந்து புடிக்காது. அதனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து, அது சரி, அரிசி இந்த மாதிரி சோறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, நான் வந்து அதுக்கு பதிலா சிறுதானியத்த வந்து பயன்படுத்துனேன். ஆ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி, அ, திணை, வரகு, சாமைலாம் இருக்கு இல்லைங்களா? அதுல எது போட்டாலுமே வந்து அது நல்லா தான் இருக்கும். சோ, அது போட்டு, வழக்கம் போல அரிசிக்கு பதிலா இத வந்து போட்டேன். அதுக்கு பிளஸ் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதுல எப்பயுமே வந்து தண்ணீ ஊத்தி தான் வந்து குக்கர்ல வைக்கிறது உண்டு. ஆ அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன், தண்ணியோட சேர்த்து 1 கிளாஸ் பாலயுமே ஆட் பண்ணிட்டு அதுல வச்சாச்சு. அது கூட வந்து
அந்த மிளகெல்லாம் போட்டு, சீரகம்லாம் போட்டதா? ஆஹா. அது மெளகு பொங்கல். ஆஹ. ஓஹோ! ஆ, ஆ ஆமா. பசும்பாலா?
<swallows> ஆமாங்க. நார்மலா யூஸ் பண்ற பால் தான். அப்ப வந்துட்டு அந்த பாலு ஊத்திட்டு, அது கூட வந்துட்டு சீரகம், பச்ச மிளகாய், அந்த மாரி எப்பயும் பண்றது தான். இதுல நானு புதுசா வந்து பண்ணியிருக்கிறது வந்துட்டு இந்த சிறுதானியம் சேக்கறதும், அது கூட வந்துட்டு தண்ணி கூட சேத்து, பாலும் வந்துட்டு சேக்கறது தான். அப்போ வந்துட்டு, அதுல வச் அதுல அந்த மாதிரி பண்ணி குக்கர்ல எடுத்ததுக்கு அப்புறமா, அப்புறம் நெய்ல வந்துட்டு, அ கருவேப்பில, மிளகு, முந்திரி பருப்புலாம் தாளிச்சுட்டு, அதுல ஊத்தி இது பண்ணும்போது, அது எப்டின்னா, அதுல அரிசியே வந்துட்டு தெரியாது. ஏன்னா, இப்போ சிறுதானியம் தான் போட்டுருக்கிறதுனால, அது நல்லா அந்த பருப்போட நல்லா வந்து மசிஞ்சு, அது வந்து அது கூட வந்து தேங்காய் சட்னி வந்து தொட்டு சாப்பிடும்போது, அதோட சுவை வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது வந்து ஒரு ரெகுலர் பொங்கல் மாரி, அதுல அரிசியோ எதுவுமே வந்து தெரியாது. அதுவும் கொழந்தைங்க வந்துட்டு அது ரொம்பவே வந்து விரும்பி சாப்டாங்க
அ. ம். ம். ஆஹ. அ. ஆஹ. ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப தினை, வரகு இது எல்லாமே உடனே குக்கர்ல வச்சா, கொஞ்சம் ஒரு மாதிரி கொழைய வேகாது. முந்தன நாள் ராத்திரியே வந்து அத ஊற வைக்கணும், அப்படிங்கிற மாரிலாம் நெறைய குறிப்புகள்லாம் சொல்றாங்க. இல்லையா?
ஆமாங்க. அதிலயே வந்து பாலிஸ்ட்டு, அன்பாலிஸ்டுன்லாம் வந்து விக்கிறாங்க. அன்பாலிஸ்ட் அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம நைட்டு வந்துட்டு ஊற வச்சுட்டு பண்ணணும். இந்த மாரி பாலிஸ்ட் வெரைட்டியா இருந்துச்சுன்னா, அதுவும், ஆ, அரிசி போலயே தான் வந்து வெந்துருது. ஆனா, அதுல வந்து கொஞ்சம் கூடுதல் விசில் வைக்கிற மாதிரி இருக்குங்க.
அப்படியா! ஏன்னா நம்ம நான் ஒரு நாள் முயற்சி பண்ணி பாத்தேன். அது அவ்வளோ எளிதானதா இல்ல போல இருக்கு நம்ம எதுக்கு வம்பு?